ஆஹ. நல்லது. ஆ இ இட்லி உப்புமான்னு போதுதாங்க ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஒரு நாள் எங்க அம்மா வந்து இட்லி செஞ்சுட்டு, ஊருக்கு போயிட்டாங்க. அது காலையில செஞ்ச இட்லி நிறைய செஞ்சுட்டாங்க. என்னோட தம்பிக்கு இட்லியும் பிடிக்காது, எனக்கும் இட்லி பிடிக்காது. ஒரு 3, 3 இட்லி தான் சாப்பிட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, "இரவுக்கும் அதே இட்லி தான்." அப்படின்னு தொலைபேசியில சொல்லி சொல்லிட்டாங்க. "யாரும் சாப்பிடாம வச்சிருக்கீங்க நான் எதுக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு போணும்." அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இரவில வெளியில போய் சாப்பிடலாம்ன்ற கனவுல நாங்க இருந்தோம். அப்புறம் "இல்லை இல்லை இருக்கிற இட்லியை காலி பண்ணுங்க. நான் வந்து பார்க்கும்போது இட்லி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான்." அப்படின்ட்டாங்க. அப்போ எங்க அம்மா அந்த மாதிரி இதுவரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. அப்போ ரொம்ப போர் அடிச்சது. கடைக்கு போய் சாப்பிடணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்ப என்ன பண்ணேன்னா எங்க அம்மா அதை கையில எடுத்து பிசைஞ்சு தான் அதை அந்த இட்லி உப்புமா செய்வாங்க. எனக்கு வேற மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமா செய்யலாமேன்னு இட்லியை எடுத்து இந்த வெங்காயம் நருக்குற மாதிரி பொடீஸா நறுக்கிட்டேங்க. பொடீஸா நறுக்கி அதே மாதிரி முதல்ல கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை தாளிச்சுட்டு கடுகு, ஆ இந்த துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு அந்த தங்க நிறத்துல வரணும் பொன்னிறத்துல வரணும்னு சொல்லுவாங்க, இல்லையா, அந்த மாதிரி வர வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த இட்லியும் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு பத்து பதினைந்து நிமிஷம் நல்லா பிரட்டுனேங்க வாணல்ல போட்டு. இப்போ இந்த ஈரல்லாம் வறுப்பாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தாங்க. அப்போ அந்த இட்லியை போட்டதும் அது வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்றது தோசை மாதிரி நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. அந்த எண்ணெய், அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்ததும் செம டேஸ்ட் ஆயிடுச்சுங்க. எனக்கே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாரி ஆயிடுச்சு. அப்போ
ம். ம். ம்ஹ்ம். சரிங்க. ம். சரிங்க. அடடடா! ம். ஓஹோ! சரிங்க. அ! ஆமாங்க. ம், ம். சூப்பருங்க. ம், ம். பார்த்தீங்களா எப்படி ஒரு கிரியேட்டிவான ஒரு சமையலை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்ட்டு?
<laughs> ஆமா.
ம்ஹ்ம், ம்.
ஆனா, என் தம்பிகிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லிட்டேன். இந்த பாரு உனக்கு வேணும்னா நீ போய் வெளில சாப்பிட்டுக்கோ, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா இது ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். நான் இப்படித்தான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லி எக்காரணத்தைக் கொண்டும் அம்மாகிட்ட சொல்லவே கூடாது. இது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கா "ஏன் அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்டான். இல்லடா, ஏற்கனவே நான் தோசை ஊத்தி மாட்டிக்கிட்டேன். அம்மா வந்து என்னை எப்ப பாரு தோசை ஊத்த விடுறாங்க. அதனால இது என்னால மறுபடி மறுபடி செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம், அப்படியா சரி சரின்னு அவனும் அப்ப அந்த நேரத்துக்கு தலையாட்டிட்டு உக்காந்து சாப்பிட்டான். சாப்பிட்டு அடுத்த நாள்ல நா கா நைட் வந்து லேட்டா வந்து படுத்தாங்க. ஆ கதவெல்லாம் தொறந்து விட்டுட்டு நானும் போய் படுத்துட்டேன். காலையில எழுந்துருச்சதும் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் இருக்குறத பார்த்துட்டு எங்க அம்மா கேட்டாங்க, "என்னடா பண்ணி வச்சிருக்க? உன்னை வீட்டுல தனியா விட்டு போகவே ரொம்ப பயமா இருக்கு. ஏதையாச்சும் ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க, நீ அடங்க மாட்டியா?" அப்படின்னாங்க. உடனே என் தம்பி துறுதுறுன்னு ஓடி வந்து, அம்மா அண்ண வந்து இட்லி உ இட்லி உப்புமா செஞ்சாம்மா. சூப்பரா இருந்துச்சும்மா. நீங்க செய்ஞ்சதெல்லாம் வேஸ்ட். அண்ணாதாம்மா சூப்பரா செய்யறான்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான். உடனே ஏண்டி எங்க அம்மா இட்லி குண்டானை எடுத்து இட்லி ஊத்த, "ஏய் என்ன பண்ண? அது என்ன என்னைவிட சூப்பரா செஞ்சேன்றான். அது எனக்கு இப்படி செஞ்சு காட்டியே ஆவுணும்" அப்படின்னு சொல்லி இரண்டாவது வாட்டி செய்ய வச்சு மாட்டிக்கினேங்க. அதை தொடர்ச்சிய செய்யவும் வச்சுட்டாங்க.
ம்ஹ்ம். சரி. ம். ஓ! ம். சூப்பருங்க. ம். சரிங்க. அடடடா! ம். <laughs> போச்சா? <laughs> அவ்ளோதான். ம்.

இருந்தாலும், அந்த ருசி மாறுதுல்ல. இப்ப இட்லிய எடுத்துக்கிட்டு, நீங்க தோசையும் பக்கத்துலா வச்சீங்கன்னா, என்னல்லா கேட்டீங்கன்னா, நான் தோச பக்கம் தான் எப்பவும் நிப்பேன். ஏன்னா, அந்த ருசி நல்லாருக்கும், அந்த குழம்போடு சேந்து பெனச்சி சாப்புட்றபோ. இதே நீங்க இட்லி எடுத்தீங்கன்னா, தொட்டிங்கனா ஓரளவுக்கு தான் அதுல உங்களால கொழம்பு தொட முடியும். இல்லனா, பெசஞ்சி அடிக்கிற மாரி இருக்கும்.
அ. ஓ! <laughs> ம். ஒரு கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ம். ஒரு நாள் என்ன பண்ணேங்க, நீங்க சொன்னது சரிதான். அ இட்லி ஒரு ஈடு ஊத்திட்டு, ஒரு 10 தோச நான் வச்சுருந்தேன்.
ம்ஹ்ம். சரிங்க. ஆஹா.
ஆனா, இந்த என் பிள்ளைங்கலந்து எல்லாரும் நான் போய் சாப்புடுளா நான்தான் தப்பு பண்ணிட்டேன், போய் சாப்பாடு போட்டு சாப்டுங்கன்னு சொல்ட்டேன் நானு. என் பிள்ளைங்கலந்து எங்க வீட்டுக்காரு மொதற்கொண்டு, எங்க மாமனார் மாமியார் மொதற்கொண்டு, எல்லாம் அந்த தோசைய தான் போட்டு காலி பண்ணாங்களே தவிர, அந்த இட்லி பாத்திரத் தொறக்கக்கூட இல்லைங்க.
சரிங்க. <chuckles> ஆ. அதேதான். <laughs> ஒரு விட்ருப்பாங்களோ?
அட்லீஸ்ட் தொறந்தாது பாத்துருக்கலான்ல, இட்லி இருக்கா இல்லையான்னு.
அ. ஒரு வேள பாக்காம விட்டிருப்பாங்களோ, அங்க இட்லி இருக்குன்னு சொல்லிட்டு?
அ? இல்ல, இல்ல. அவங்களுக்கு தெரியுது, குண்டாங்குள்ள இட்லி இருக்குன்ட்டு. அவுக வந்துட்டு தோச. ஆ அதுவும் ஏ வே வேக, வேகமா வேற சாப்புட்றாங்க, எங்க நான் வந்து இட்லி எடுத்து வச்சிடுவேன்ட்டு. வேகமா எடுத்து சாப்புடுறாங்க. ஆக்சுவலா கான்சப்ட் எப்டின்னா, 2 இட்லி, 1 தோச. அதான் கணக்கே. இல்ல, 2 இட்லி, 2 தோச ஓக்கே. சுட்டு வச்ச 10 இட்லி, 10 தோசையுமே, எல்லாம் பகுந்துகிட்டு சாப்டாங்க, அர குறையாவே சாப்ட்டு முடிச்சிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு.
<laughs> ஆ சரி சரி. ஓஹோ! சரி சரிங்க. ம். ஆ. அப்ப உங்களுக்கு கடைசில மொத்தமா இட்லியே வந்து சேந்துடுச்சா? அ. சரி தான்.
ம். இல்ல, எனக்கு இட்லிதான். ஆமா. நான் ஏன் வ தலையெழுத்து ஊத்துன தலையெழுத்துகு காலைல இட்லி, மதிய இட்லி, நைட் இட்லி, நானு.
அய்யயோ! இது ரொம்ப டூ மச்சுங்க. அந்த மாரி
ஆமா. அப்புறம் விடலீங்க. நான் சாயங்காலம் இட்லி உப்புமாவா பண்ணி குடுத்துட்டேன், அவங்கள்ட்ட.